அதனால இந்த மாதிரி ஒரு விளக்கக்கூடிய கட்டாயத்தில நான் இருந்தேன். ஆண் கொழந்தையா இருந்தாலும் இத பத்தி நான் சொல்லிக் குடுத்துருப்பேன் தான். இருந்தாலும்
நிச்சயமா, நிச்சயமா. நீங்க இந்த எடத்தில, நான் ஒரு விஷயத்த ஒங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும். என்னன்னா, ஜான்சி ராணி இந்திய நாட்டிற்காக ரொம்பவே வெ மிகப்பெரிய தியாகம் பண்ணி, சுதந்திரப் போராட்டத்தில முக்கிய பங்கு வகித்தாங்க. அத மறுப்பதற்கு முடியாது. அவங்க தியாகத்த நாம போற்றணும். அதே வேளையில, நீங்க இன்னொருவரையும் தெரிஞ்சிருக்கணும். நீங்க தமிழ்நாட்டில இருக்குறதனால ஆ அடடா! அருமையா சொன்னீங்க. அ. அவங்கள பத்தியும், நீங்க உங்க குழந்தைக்கு சொல்லி தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா, ஜான்சி ராணிக்கு இணையாக இன்னும் சொல்லப்போனா, அதைவிட ஒரு மேல்படியில சென்று ஆங்கிலேயர்கள மிக கடுமையாக எதிர்த்த வீரமங்கை, அவுங்க.
சொல்லுங்க. ஆமா. வேலுநாச்சியார். எனக்கு இது நல்லாவே தெரியும். அ கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப, ரொம்ப அழகா, சரியா சொன்னீங்க. அது வந்து எதுக்காக அந்த ஜான்சி ராணியோட இது சொல்லிக் குடுத்தேன். அப்டின்னா, அதான் அந்த பாட புத்தகத்தில இருந்துச்சு. அதுக்காக வந்து அவளுக்கு கு புரியணும்.
ஆமா. ஆ. ஆ, ஆ, ஆ. அது அந்த பாட புத்தகத்தில அப்படித்தான வப்பாங்க. ஹிந்தி அப்டின்கிறப்ப உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்ல.
ஆமாமா. சட்ட திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி.
ஆமா. அதனால நாம அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம ஜான்சி ராணியையும் படிப்போம். நம்ம வேலுநாச்சியாரையும் படிப்போம்.
ஆமா. வேலு நாச்சியாரையும் மறக்க முடியாது, இல்லையா? அதே மாதிரி சொன்னேன். அவுங்க வந்து ஹிந்தியில இது போட்டிருந்தாங்க.
ஆமா, ஆமா. நேற்று கூட நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மதுரையில மதுரையிலயா? ஏதோ ஒரு ஆ.
மாநாடு நடத்தும்போது, அவங்கள பத்தின்னா பேசியிருந்தாங்க. நானும் அத பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பெருமைக்குரியதா இருந்துச்சு.
அங்க வேலுநாச்சியார் பெயர்ல ஒரு பாலத்த திறந்து வச்சிருக்காங்க.
ஆமாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையா இருந்துச்சு.
ஒரு வரலாற்றில சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. அங்க வந்து அவங்க நினைவை போற்றணும். அப்டின்கிற ஒரு த காரணத்திற்காக ஒரு பாலத்திற்கு பெயர், அவங்க பெயர சூட்டியிருக்காங்க. அது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம். உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். அ நீங்க சொல்லுங்க, உங்க அனுபவத்த.
ஆமாங்க. அதனால வந்து இந்த மாதிரி வந்து வேற யாரும் இல்லையான்னு, அடுத்ததே அவ கேட்க ஆரம்பிச்சா. ஏன்? எல்லாமே இருக்காங்கடா அப்படிங்கிறதுக்காகவே இந்த வேலுநாச்சியார பத்தி, அவளுக்கு சுருக்கு உரை தான் நான் கொடுத்தேன். விரிவுரை கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அந்த பாட புத்தகங்கள்ல அவங்க, ஜான்சி ராணி இருக்காங்க. இல்லையா? அவங்களுடைய படங்களும், அதோட வாழ்க்கை தொகுப்புக்கான படங்கள் தான் போட்டுருக்காங்க. ஸோ படங்கள் வழியா அவளுக்கு வந்து சொல்லிக் குடுக்கும்போது, அது எளிமையா இருக்கும். அப்படிங்கிறதுனால, அவளுக்கு வந்து ஜான்சிராணிய பத்தின வி விரிவான உரையும், நமக்கு படமே இல்லாம ஒரு கதை சொன்னா, அந்த அளவுக்கு அவளுக்கு புரியாது இல்லையா? அதனால வந்து அவளுக்கு ஒரு சுருக்க உரையும், வேலுநாச்சியர பத்தி நான் கண்டிப்பா குடுத்தேங்க. அந்த எடத்துல நான் தவறவே இல்ல. ஏன்னா, நம்ம தமிழ்நாட்டில பெண்மணியாச்சே. அவங்கள எப்டி நான் தவற விடுவேன்?
ம்ஹ்ம். ஓ! நல்லது, நல்லது. சரி. சிறப்பு. ம். ம்ஹ்ம். நிச்சயமா. வாழ்த்துக்கள்! வாழ்த்துக்கள்!

ஆமாங்க. அழகா அது வெற்றியும் காணுவாங்க. அந்த மாதிரி படங்கள் வந்து சமூகத்தில எடுத்துட்டு போகலாம். அது ஒரு நல்ல விதமா இருக்கும். எந்தவித அழுத்தம் இருந்தாலும், தன்னுடைய வேலையும் பாதிக்காத அளவுக்கு, அவுங்க எடுத்து எப்பிடி எடுத்துட்டு போறாங்க. அப்பிடிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, இது வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பெண்களா ஆயிட்டோம். அப்பிடிங்கிற ஒரு ஏளனம் கிடையாது. எல்லா துறையிலயுமே பெண்கள் வந்துட்டே தான் இருக்காங்க. அதுக்கு, அதுக்கு அப்பிடி இருக்கும்போது, நம்மளுடைய மன தைரியந்தான் நமக்கு முக்கியம்.
சரி, சரி, சரி. ம். அது சரி. நிச்சயமா. ம்ஹ்ம். அழகா சொன்னீங்க. ம். ம்ஹ்ம். சிறப்பு, சிறப்பு.
அந்தந் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அப்பிடின்னா எவரெஸ்ட் சிகரம் அ அந்த மலையக் கூட தொடலாம் அப்பிடின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கணும்.
அடடா! ஆ. ம்.
ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பிடின்னா, துவண்டு போகாம, என்ன பண்ணுனா, அடுத்து நில் அடுத்து கட்டம் என்ன? அடுத்த கட்டம் என்ன? அப்பிடிங்கிறத நம்ம என்ன பண்ணணுனா, எடுத்துட்டு போகணும். நிறையா வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா, இந்த படக்குழு இருக்கு இல்லயா! இதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு சில படங்கள் மட்டும் தான், இந்த மாதிரி பெண்கள வந்து முக்கியத்துவம் பண்ணி, படங்கள் எடுக்கிறாங்க.
ஆமா. அரும. அ அதாவது நிறைய படங்கள் வந்து, நீங்க சொன்ன மாதிரி தான். ஏதோ ஒரு ஊறுகா போல. ஊறுகான்னா, நம்ம உணவுக்கு வச்சிப்போம். சும்மா சைட்ல வச்சிட்டு தொட்டுப்போம், இல்லயா! அப்பிடி அந்த சாப்பாடு உள்ளே போகட்டும், அப்பிடின்னு. அப்பிடிங்கிறமாரி வந்து பெண்கள வந்து அ ரொம்பவே குறைவான அளவுல பயன்படுத்துறதா கருதுறேன் நானு. நீங்களும் அப்பிடி தான் கருதுறீங்களா? இல்ல என்ன? அதுக்கு காரணம் என்ன? ஏன் அப்பிடி ஒரு முக்கியத்துவம் தர மறுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க?
அம் ஆமாங்க. நீங்க சொல்றதுமேரி தான் நானும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் குடுக்கலாம். அப்பிடிங்கிறதா நினை இல்ல, இல்ல எனக்கு புரியுது புரியுது. ஒரு உதாரணத்துக்கு
ம்ஹ்ம். நான் ஊறுகா போலன்னு சொன்னது ஒரு உ உ உதாரணத்துக்காக, அவுங்களவுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கவில்லயேங்கிற ஒரு ஆதங்கத்தில அந்தமாரி சொல்றேன் நானு.
அ. ஆமா. இல்ல, இல்ல எனக்கு புரிய வருது. நீங்க சொல்றது என்ன அப்பிடின்ட்டு. நிறைய பேர் அப்பிடிதாங்க எடுக்கறாங்க. ஏன்னா, அது பெரிய லெவல்ல வந்து, அ இ இப்போ ஒரு முன்னணி நடிகை இப்ப நயன்தாரா அப்பிடிங்கிறனால அந்த படங்கள் வந்து ஓடிடுச்சு. இதே வேற ஒருவர் நடித்திருந்தால் அந்த படம் ஓடுமா! அப்பிடிங்கிறது அது சந்தேகத்துக்குரியதா ஆயிரும். இதுக்காகவே இந்த இயக்குனரும், மற்ற படக்குழுவினரும் நம்ம வந்து என்ன பண்றாங்க? பெண்கள வச்சு ஒரு படம் வந்து எடுக்கலாமா? அப்பிடிங்கிற ஒரு யோசனைக்கே உள்ளாயிடறாங்க. அதுவே மிகப்பெரிய தவறு. எப்படி ஒரு
ம். ம். ம்ஹ்ம். ஓ! அந்த யோசனையிலேயே அது அடிப்பட்டு போயிருதுன்னு சொல்றீங்க. இல்ல! ம்.
ஆமா. ஆமா. இப்ப ஒரு ஆண் அ வச்சு எடுக்கிறமேரி தான் எல்லாருமே சமம் அப்பிடி சொல்லி வாய்க்கிழிய பேசிட்டு இருக்கோம் தான். ஆனா, யோசனன்னு சொல்லி வரயில பார்த்தீங்க அப்பிடின்னா, என்ன பண்றாங்க அப்பிடின்னா ஒரு பெண்ண வச்சு படம் எடுக்கணுமா? அது ஓடுமா?
அது சரி. அது அப்பிடியே கதைய மூடிட்றாங்க, இல்ல!
அப்பிடியே வந்து என்ன பண்ணிறாங்கன்னா, அடுத்த லெவலுக்கு போயிறாங்க. வேணாம், வேணாம் நம்ம எதுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுத்துட்டு, அவ்ளோ காசு போட்டு சம்பாதிக்கிறோம். கொஞ்சமாச்சும் அதில லாபம் பார்த்தா தான உண்டு. இது எல்லாம் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுப்பான்னா! அதாச்சும் அவுங்க வந்து அவுங்க வந்து முயற்சி பண்றதுக்கே விரும்பல.
ம். ம்.